அச்சோ! கடவுளே. இருக்காங்கங்க. நறைய பேர் இந்த மாரி இருக்காங்க. நம்ம என்னதான் சொன்னாக்கூட கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா, அ நான் பாத்தேன் என்னோட மாமி மாமாவோட வைஃப் கன்சீவா இருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்னோட சித்தப்பாதான் வண்டி ஓட்றாரு. அவருக்கு அவரோட டிரைவிங் ஸ்கில்ல நிரூபிக்கணுங்குறதுக்காக ஒரு ரொம்ப குறுகலான பாதைல கார ஒரு பக்கமா இப்டியே ஏத்தி கொண்டு போனாரு. நாங்க தயவு செஞ்சு வண்டிய நிறுத்திருங்க நாங்க எறங்கி நடந்து கூட போய்க்றோம்னு சொல்லிட்டோம் ஒரு கட்டத்துல. ஏன்னா, எங்களுக்கு அவங்களோட உயிர், அந்த கொழந்த, பயம், மனசுல ப அததான் முக்கியமா தோணுச்சு. இவரு இவரோட டிரைவிங் திறன காட்றதுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா, இந்த சூழ்நிலை தயவு செஞ்சு வேணான்னு சொன்னோம். ஆனா, எப்டிங்க இப்டி? வாழ்க்கையே மாறிருச்சா?
பார்த்துக்கங்க. அதாவது அத ஒரு <chuckles> சரிங்க. ஆமா. கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. அதாவது 2 விஷயத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒன்னுல வந்துட்டு வண்டி இனிமே எடுக்கும்போது, எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஒழுங்கா மெதுவா போகணும். நான் ஸ்பீடா கூட போனேங்க நான் அத உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். முன்னாடிலாம் ஸ்பீடா போவேன். ஆனா அன்னைக்கி நான் வந்து அ வ ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான் போனேன் அதுதான், நம்ப என்னைக்குனாலும் விழுகணுன்னு இருந்திருக்கு <chuckles> அதான் ஸ்பீடா போறத நிறுத்துனேன்.
கெட்டதிலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். அது அந்த ஒரு ஸ்லோ பிகினீங்க அதுனால கொஞ்சம் பரவால்லயாம இருந்திருக்கு. ஆனா இது
ஆமாங்க. ஆமா. ஆமா, இல்லனா ரொம்ப கஷ்டப்பட்ருப்பேன். இது வந்து
2வது சொன்ன விபத்தெல்லாம் வந்து <chuckles> ஏத்துக்கவே முடில மனசு வந்து ரொம்பவே கஷ்டம்.
<chuckles> நான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கார் விபத்துக்கு அப்புறம் எங்க ஃபேமிலியுமே நாங்க நறைய நறைய பேர் இருப்போம். ஆனா, ஒழுங்கா அது எத்தன பேர் வேணுமோ, அத்தன பேர் தான் ஏற்னோம். அதுக்கப்புறம் ஏத்துறதே கெடையாதுங்க, அந்த அளவுக்கு நான் அந்த 2 விஷயத்துலயுமே நறைய விஷயங்கள் கத்துகிட்டேங்க.